கண்டிப்பாங்க. எனக்கு எங்க அப்பா வந்து தாலாட்டு பாடுனத விட, இந்த குத்து பாட்ட பாடி என்ன தூங்க வைச்ச நாட்கள் தான் அதிகம்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. இத எப்ப ஸ்
என்னது! குத்துப்பாட்டு பாடி தூங்க வச்சாங்களா?
<laughs> ஆமாங்க. அதுவும் என்ன பாட்டுன்னா, சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரெயிலே கலக்குது பார் இவ ஸ்டைலு, அந்த பாட்டு தாங்க பாடி என்ன தூங்க வைச்ச்சிருக்காங்க.
எ அச்சோச்சோ! புதுசா இருக்குங்க. நான் இந்த மாரி யார்கிட்டயுமே கேட்டதே இல்லங்க. அப்பாக்கு ஒரு என்ன ஒரு அழகான பாடல்!
ஆமா. இது <chuckles> அவங்க அது தெரியாம அந்த வயசுல பாடி தூங்க வஷ்ட்டாங்க. அதோட பின்விளைவு அவங்களே தான் சந்திச்சாங்க, ஒரு காலம் வரைக்கும். ஏனா இப்போ நம்பளோட குழந்தையிலேயே நமக்கு இந்த மாதிரியான பாடல்கள் கேட்டு பிடிச்சிடுச்சின்னா, அப்போ நம்பளோட அந்த பருவங்கலாம் எப்படி இருந்திருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்களேன். ம்.
ஆ. என்னாச்சி? ஆ. தெரியுது தெரியுது. அப்போயே அந்த சிக்கு புக்கு சிக்குபுக்கு ரயிலே, <chuckles> அது சேரி. அப்புறம் கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்கா அந்த மாதிரிலாம் போயிடுச்சா?
அப்புறம், எ அடுத்து எல்லாம் டப்பாங்குத்து தான். நாக்குமுக்க, நாக்கு மூக்கா தான். ஓ உங்களுக்கே தெரிஞ்சருக்கும். அவங்க என்ன மாதிரியான பாடுகள்
அசூச்சோ! ஆ. <laughs> தெரிஞ்சு எந்த மாதிரியான ஆ எந்த மாதிரியான இசையை நோக்கி நீங்க போயிருக்கீங்க அப்படிங்கிறது என்னால நல்லா புரிஞ்சுக்க புரியுதுங்க. சூப்பர். ம்.
<laughs> ஆமாங்க. அப்போ அ நமக்கு அதிலேயே ஈடுபாடு அதிகமா ஆய்டுச்சி. இந்த பாடல்களா இருக்கட்டும், இந்த இசையில ரொம்பவும் என்னை மறந்து நடனம் ஆடிய நாட்கள்ளாம் ரொம்பவும் அதிகமான நாட்கள்ங்க. அப்போ, அவங்கள அவங்களுக்கு புடிச்ச மாதிரி இந்த மெலோடி பாட்டு நான் கேட்கவிட்டதா சரித்திரமே கிடையாது. நான் இருக்கிறேனா, அப்படி தான் இருக்கும் வீடு இருக்க முடிஞ்சா இருங்க. இல்லன்னா காத பொத்திகிட்டு போங்கன்னு தான் என்னோட பாட்டு இருக்கும். ஆ. ஆமா, ஆமா. ஆமா அப்படித்தான் இருக்கும். நான் வந்தேனாலே அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சுடும். ஐய்யயோ! இவன் வந்துட்டானே, அவன் என்னென்னல்லாம் செய்ய இருக்கானோ இன்னிக்கி! அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்.
அப்படிங்களா? சூப்பர். சவுண்ட் கூட அதிரும், அந்த பாத்திரம் பட்டம்ல்லாம் அதிருற மாரி ஒரு டிவில காட்டுவாங்களே அந்த மெரி அதிருமா? ஐய்யய்யோ! யாராச்சும் சண்டைக்குலாம் வரமாட்டாங்களா? சவுண்ட குறைச்சி வை என் பிள்ளைக்கு படிப்பு இருக்கு, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல சவுண்டெல்லாம் குறைச்சி வை! அந்த மாதிரிலாம் யாராச்சும் வருவாங்களா?
இல்ல இல்ல. எங்க வீட்ட சுத்தி இருந்ததிலேயே நாங்க தான் சின்ன பசங்க. அதே சமயத்தில அவங்களுக்கு ரொம்ப வயசானவங்களும் கிடையாது. அதனால படிக்கிறவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, இருதய நோய் உள்ளவங்கல்லாம் யாரும் இல்ல, என்னோட நல்ல நேரம்.
<laughs> ம். தப்பிச்சிட்டாங்கடா சாமி!
நான் தப்பிச்சுட்டேன், இல்லன்னா கொல கேஸ்ல உள்ள போயிருந்துருப்பேன். அப்ப என்ன ஆகும்னா, இந்த மாதிரி என்ன இவன் வந்தா இவன் வந்து பாட்டு போடுவான். இது வரைக்கும் பாட்டு பாடுறேன்றது தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு ஒரு நாள் என்னையே அறியாம இந்த போட்ரிகோன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஹாலுக்கும், இந்த மெயின் ரோட் கதவுக்கும் வெளியே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இவன் வீட்ல இவன் தொல்ல தாங்க முடியலனு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த எஃப்எம் எடுத்து போய் ரோட்ல வைச்சிட்டாங்க. ரோடுனா ரோட்டுக்கு பக்கத்திலேயே எங்களோட வீட்டுக்குள்ள.
அது சேரி, ஆ. ம். சுச்

அந்த மாதிரி யாராச்சும் வந்து ஆண் குழு, பெண் குழுன்னு சொல்லிட்டு 2 அணிகளா பிரிஞ்சிருவாங்க. அப்ப 2 இதுக்கும் இடையில பா போட்டி நடக்கும். விடுகதை சொல்லியே அதுமாரி ஒரு போட்டி நடக்கும். அந்த மாதிரி இருக்குங்க. நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்தா, ஒரு படத்துக்குள்ள அப்பிடியே போய், மூழ்கி எழுந்திரிச்சு வெளில வந்த மாதிரி இருக்குங்க. உங்களுடைய அந்த
ஆமா, ஆமா. <laughs> ஆமா, ஆமா. <laughs> ரொம்பவும் கரெக்ட்டா சொன்னீங்க. இதில கடைசில ஒரு விஷயம் முடிஞ்சத சொல்லணும் இல்லேங்களா! இப்ப எனக்கும் குடும்பம் ஆகிடுச்சு. எனக்கும் ஒரு பெண் குழந்தை. அவகிட்ட இருந்து நான் தப்பிக்கிறதுக்காக ஒரு சில இனிமையான பாடல்கள் பாட வேண்டிய சூழ்நிலை வரும். என்னோட மண்
சொல்லுங்க, சொல்லுங்க. ம். என்ன பாடல் பாடுவீங்க? ஒரு ஞாபகத்தில இருக்கிற ஒரே ஒரு பாடல சொல்லுங்களேன்!
கண்டிப்பா. அதாவது அந்த குழந்தைய தூங்க வைக்கணுன்னா, எதனாச்சும் ஒரு பாட்டு பாடணும். நமக்கு அந்த ஆராரிலோம் முழுசா தெரியாத ஒரு கா காரணமோ! அந்த பாடெல்லாம் இப்போ அவுட் டேட்டடா ஆனதுனால, அவுங்களும் அதெல்லாம் அந்த காலத்தில கேட்கல. அப்போ ஒரு YouTube சேனல
புதுமையா உங்க அப்பாமாரி பாட ஆரம்பிச்சிட்டீங்களா?
இல்ல, இல்ல. அப்போ அந்த அளவுக்கு என் குழந்தைய நானும் கெடுக்க விரும்பல. ஏன்னா, நான் பண்ண விஷயம்லாம் எனக்கு தெரியும்ல. நாம கொஞ்சம் சூதானமா ஆமா. சூதானமா கொஞ்சம் தப்பிச்சிக்கலாமே! அப்பிடின்னு சொல்லிட்டு, இந்த ரைம்ஸ் பாடல்கள் இருக்கு இல்லயா! "கியா! கியா! குருவி நான்" அந்த மா அந்த பாட்ட பாடிதான், அவள தூங்க வைப்பேன். ம்.
திருப்பி அடிச்சிருவா! அதே அப்பிடியேன்ட்டு, ஆ. அ, ஆமா, ஆமா. அந்த, அ அ அத நான் பார்த்துருக்கேன். எனக்கு குஞ்சிக்குருவி, குஞ்சிக்குருவி கூடு கட்டதுக்கு இடம் உண்டோ! அந்த பாட்டா?
ஆ, அதேதான், அதேதான். ஒரு, ஒரு மரமா போய் கேட்கும் கடைசில ஆலமரம் தான் அதுக்கு இடம் கொடுத்து ஆஹா! ஆலமரம், வாழை மரமும் சாஞ்சிரும் இல்லயா? முதல்ல முருங்கை மரம் சாயும், அப்புறம் வாழை மரம் சாயும். ஆலமரத்தக்கு மட்டும் தான், அந்த து து இது இருக்கிறதுனால அதுதான் எல்லா புயல் காலத்தையும் தாங்கி நிக்கும், அப்பிடிங்கிறதுதான் அதோட கருத்தாவே இருக்கும்.
ஆ. வாழை மரம். இல்ல. ஓ! தாங்கி பிடிச்சிக்குதுன்னா! ஆ. ஓ! சரி, சரி, சரி. ஆக மொத்தம் வச்சிட்டீங்க. இப்ப குழந்தை கூட சேர்ந்து என்ன பாடல் கேட்குறீங்க? அத மட்டும் கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க!
அந்த மாதிரியா, என் பெ ம்.